இப்ப எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, எந்த வயசா இருந்தாலுமே சரி, சாப்புட்ற சாப்பாட தாண்டி ஒரு சில உணவுகள் மேல நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும். அதுவும் அவுங்களுக்கு புடிச்ச மாதிரி. ஆனா, அவுங்க வந்து அத அத அதிகமா சாப்பிட்டா, அவுங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காம போலாம், இல்ல உடல் பருமன் ஏற்படலாம், உபாதைகள் வரலாம். அப்பிடி இருக்கிற பட்சத்தில அத கண்ட்ரோல் பண்ணி எப்பிடி வந்து அந்த உணவு கிரேவிங்ஸ வந்து நீங்க கையாளுறீங்க? அப்பிடின்றத பத்தி சொல்கிறீங்களா?
கண்டிப்பா. எனக்கும் வந்து இந்தமாரி நிறைய கிரேவிங்ஸ் இருக்கு! நீங்க உணவு இல்லாம கிரேவிங்ஸ், நீங்க உணவுலயே ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். அதாவது பிரியாணி! அந்த பிரியாணி இஸ் அன் எமோஷன்ற மாதிரி சொல்லுவாங்க! அந்த மாதிரி எனக்கு வந்து சில நேரங்கள்ல பிரியாணி சாப்புட்ணும். அது நைட்டில வந்து பிரியாணி சாப்புட்ணும், நைட்டில அத சாப்பிடவே கூடாது! ஆரம்பத்தில இந்த மாதிரிலாம் இருக்கும். வீட்லயும் வந்து எந்த ஒரு நமக்கு கட்டுப்பாடுகளும் இல்ல. <chuckles> நீ எப்போ வேணுமோ என்ன வேணுமோ உனக்கு தோணுறத ஆர்டர் பண்ணுமா! சாப்பிடுமான்னு! விட்டுர்றாங்க. அதனால ஆரம்பத்துல அப்பிடி பண்ணிட்ருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அசிடிட்டி. ஏன்னா நம்ம இரவு நேரங்கள்ல நெறைய மசாலா போட்டு அந்த பிரியாணி சாப்பிடறனால, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தபோது மருத்துவர்க்கிட்ட போனோவுனே கேட்டது முதல் விஷயம் இது தான். இரவு நேரத்தில எப்போ சாப்பிடுவீங்க? என்ன மாதிரியான உணவு சாப்பிடுவீங்க? அப்போ, அப்ப வந்து நம்ம கூடவே இருந்து இவ்ளோ நாள் தட்டிக் கொடுத்தவங்க வந்து போட்டுக் கொடுப்பாங்க. ஆமா. டாக் இந்தம்மா ஆமா! இவுங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெறைய கிரேவிங்ஸ் இருக்கும். சாப்ட்டாங்க, அப்பிடின்னு சொல்லிட்டு. அப்ப மொதல்ல அத தவிர்த்துடுங்க! அத தவிர்த்தாலே பிரச்சனைகள் தீந்துரும். மருந்து கூட வேண்டாம் இதுக்கு. ஆனா ஆரம்ப நிலையில தான் இருக்கீங்க. அப்பிடிங்கிறமாரி சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்றது அதாவது நான் என்ன பொறுத்தவரைக்கும் என்னென்னா, நான் வந்து ப்ரெக்னன்ட்டா இருக்கும்போது கூட எனக்கு எந்த கிரேவிங்ஸும் இல்ல.
அ. அ. அ. சரி. அ. அ. அ. ம். ம். அ. அ. கண்டிப்பா! பிரியாணி சாப்பிட்டாங்க. அ. அ. சரி. சரி.
அப்ப இத சுத்தி இருக்கவங்கலாம் கேட்பாங்க. உனக்கு எதாவது சாப்பிட்ணுனு ஆசையா இருக்கா? இல்ல அப்பிடின்னுவேன். அ நான் வந்து போன மருத்துவர் வந்து எனக்கு இதெல்லாந்தான் சாப்பிட்ணும். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் மூடநம்பிக்கைன்னு நல்லா சொல்லிட்டனால, அ மத்த உணவுகளையோ! எந்த ஒரு சுகர், அந்தமாரி எதையுமே சாப்பிடாம இருந்துட்டு, அதுக்கப்பறம் இப்போ நம்ம குழந்தையே வளந்தம்போது இப்போ போய் எனக்கு கிரேவிங்ஸ் எனக்கு வந்து ஸ்வீட் வேணும் அப்பிடின்னா சுத்தி இருக்கவங்கள்லாம் வித்தியாசமா நம்மள பார்ப்பாங்க.
ஆ. சரி. ஆ. <laughs> கண்டிப்பா. நீங்க
அதனால, அஹ.
உங்களுக்குன்னு ஒரு அளவு வச்சிருப்பீங்களா? "ஸ்வீட் வந்து ஒரு நாளைக்கு இவ்ளோ தான் சாப்பிட்ணும்," அப்பிடின்ற மாதிரி. இல்ல எவ்ளோ இருந்தாலும் சாப்பிட்டுருவீங்களா?
எனக்கு ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் அளவு அதிகமாகதான் சாப்பிடுவேன். ஆனா, என்னன்னா அடிக்கடி சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. வீட்லயும் வந்து செய்ய மாட்டேன். அ பண்டிகை நாட்கள்ல செய்வேன். பலகாரங்கள், இனிப்பு வகைகள் என்ன கேட்குறாங்களோ! அதெல்லாமே செய்வேன். ஆனா, வந்து அடிக்கடி சாப்பிட்ற பழக்கம் இல்ல. ஆனா, நமக்குன்னு யாராவது ஒரு விருந்தாளி பாசமா உனக்கு பிடிக்குமே ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்தா அத வீட்ல யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்போ நம்ம அத சாப்பிட்ருவோம். அது வந்து வீணாக்க கூடாதே! அப்பிடின்ற ஒரு நல்லெண்ணத்திலயும் ஸ்வீட் நமக் <laughs>
ஆ. சரி. அ. ஆ. <laughs> இல்ல, இல்ல. இது வந்து நல்ல எண்ணம் மாரி எனக்கு தெரியல <laughs>
<laughs> இல்ல. அந்த 2வது வந்து, அது எனக்கு ரொம்ப பிடிக்குமே! அந்த ஒரு காரணத்தினாலேயும், அப்போ முதல்ல இத கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக, இந்த மாதிரி என்ன ரொம்ப கெடுக்கிறது எங்க அப்பா, அம்மாவாதான் இருப்பாங்க. அதனால, அவுங்கக்கிட்ட மொதல்ல சொல்லிவிடுவேன், "எங்க வீட்டுக்கு வரும்பொழுது நீங்க இதெல்லாம் வாங்கிட்டு வரவே கூடாது." அப்பிடின்னு.
ஆ. கண்டிப்பா. ஆ, அவங்க வந்து உங்க மேல அன்பு வச்சு, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கினு வந்து கொடுத்தா, "நீங்க குடும்பத்தில இருக்க எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிடுவீங்க." அப்பிடின்னு அவுங்க ஒரு எண்ணத்தில எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஆனா, நீங்க மட்டுமே சாப்பிடுவீங்கன்னு அவுங்களுக்கு தெரியாதுல்ல. <laughs>
அடுத் <laughs> இல்ல. எனக்கு என்னன்னா, என்னத் தவிர என் குடும்பத்தில யாருக்கும் ஸ்வீட்ஸ் பிடிக்காது. அது உண்மையாவே ஒரு அ பிரச்சன. அவுங்களுக்கு வந்து ரொம்ப தித்திக்கிற அந்த மாரியான இனிப்பு வகைகள் பிடிக்காது. எனக்கு இனிப்புன்னு எழுதிக் கொடுத்தாக்கூட பிடிக்கும். <laughs> அதனால என்ன பண்றது? அப்புறம் 2 வதா என்ன பண்ணேன்னா, இந்த ஆப்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு செயலிகள் வச்சுருக்கலாம். அ இந்த ஃபுட் டெலிவரிக்கே இருக்கிற எல்லா செயலிகளையும் நம்ம வந்து தொலைபேசியில வச்சிருந்தோன்னா, ஒருத்தர் இல்லனாலும் இன்னொருத்தரு வந்து இந்த ஆஃபர் இருக்கு, இன்னிக்கி மட்டுந்தான் <laughs> அப்பிடின்னு நம்மள வந்து கூப்பிடுவாங்க.
புரியுது. ஆ. <laughs> ஆமா. ஆமா. அதாவது, வாங்காதவங்கள கூட அந்த ஆஃபர் வந்து வாங்க வச்சுருன்னா பார்த்துக்கோங்களேன்!
ஆமா. இதுல ஒரு அ நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ஆஃபர் வந்து ரூ.70 உங்களுக்கு வந்து ஆஃபர் அப்பிடின்னு இருக்கும். ஆனா, நீங்க நேர்ல போனீங்கன்னா. அந்த விலை உண்மையாவே அவ்ளோதான் இருக்கும் எல்லாம் சேத்து, அந்
ஆ. ம். ம். கண்டிப்பா. அது உண்மதான். அதுவும், இப்போ ஒரு கடையில எதோ ஒரு பொருள் வாங்குகிறீங்க அப்பிடின்னா, நீங்க இந்தமாரி ஆன்லைன்ல வாங்குறத விட, கடையில போய் வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா கம்மியாதான் இருக்கும் அத விட.
அ. ஆமா. அது கொஞ்சம் சில நேரங்கள்ல, எனக்கே ஆச்சரியமா இருக்கும். இது ரூ.100 தான். ஆனா வந்து நம்ம ஆஃபர்ன்டு ரூ.120 குடுத்து வாங்கிருக்கோம். என்ன ஒரு புத்திசாலித்தனோன்னு நினைச்சிருக்கேன். <laughs> அப் அப்ப அந்த மாதிரி அந்த பயன்பாட்ட வந்து குறைக்கனுன்னு சொல்லி எதாவது ஒரு செயலி, அதுவும் நம்ம தேவைக்கு, அவசர தேவைக்கு! இல்லன்னா சில நேரம் அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். அந்த அவசர தேவை வரும்போது பார்த்துக்கலாம் அப்பிடின்னு இ
ஆ. <laughs> புரியுது <laughs> ஆ. சிறப்பு. எனக்கு தெரிஞ்சு, நீங்க வச்சிருக்கதெல்லாம் பாத்தா, இந்த கம்பெனிகள்லாம் உங்களால மட்டும் தான் இயங்குதுன்னு நினைக்கிறேன்.
இல்ல. அது ஒரு காலத்துல இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ இல்ல. இப்போ நான் எல்லாமே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து, உணவு முறையே கொஞ்சம் மாத்திட்டேன்.
ஆ. <laughs> சரி! இப்ப ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருப்பாங்க. திடீருன்னு அவங்களுக்கு புடிச்ச ஒரு பொருள் வந்தாலும் கட்டுப்படுத்த முடியாம. "பரவால்ல" அப்டிலாம் சாப்பிடுவாங்க. எக்ஸ்ட்ராவா! அந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
இல்லல்ல! <chuckles> என்னால என்னோட அளவு பார்த்தீங்கன்னா, கம்மியாதான் இருக்கும். ஆனா அதுக்குள்ளேயே வந்து "இதையும் சாப்பிடலாமா? அதையும் சாப்பிடலாமா? அ கடைசியா எனக்கு டெசர்ட் வேணும்." இந்த மாதிரி இருக்கும் தவிர, ஆனா சாப்பிடுற அளவு, இந்த சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க. அது எல்லாமே அப்படியே வாங்கி, உ நம்ம சாப்பிட்டு பார்த்து பக்கத்தில இருக்கவங்களுக்கு <laughs> அனுப்பிச்சிட்றது. அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வேன். ஆனா அளவுக்கு அதிகமா சாப்பிட முடியாது எனக்கு. அது எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே இருக்க ஒரு பிரச்சன. அதனால அளவா தான் சாப்பிடுவேன்! ஆனா அது வந்து எனக்கு அதுக்குள்ளேயே எனக்கு "இதையும் அ பார்க்கணும், அதையும் ட்ரை பண்ணணும், இதையும் ருசி பார்க்கணும்"னு ஆச நெறைய வரும்!
அ. <laughs> சரி. கண்டிப்பா! நான்லாம் என்ன தெரியுமா? பண்ணுவேன், இப்ப பிரியாணி சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வயிறு ஃபுல்லா. எதிர்பாராத நேரத்தில யாரோ ஒரு ஸ்வீட்டோ கேக்கோ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், எனக்கு தெரியும் அத நம்மளால சாப்பிட முடியாதுன்னு. சரி, சாப்பிட்டு நடந்துக்குவோம். அப்படினுட்டு அத சாப்பிட்டுட்டு ஒரு 4 ரவுண்டு அடிப்பேன்! <laughs>
<laughs> ஓ! <laughs> இது பயங்கரமான முறையா இருக்கு. அ சில நேரங்கள். அஹ!
<laughs> ஏன்னா, சாப்ட்டு அப்டியே இருந்தாலும் செரிமானம் ஆகாது இல்லையா?
ஆமா! கண்டிப்பா! அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆ. ம்ஹ்ம்.
சரி சொல்லுங்க.
இல்ல. இது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பண்ணிட்டு, சிலர் வந்து அதுக்கு ஒரு சூடா எடுத்து குடிப்பாங்க. <chuckles> இது செரிமானத்த தூண்டும்னுவாங்க. அது வந்து, அதுல இருக்கக் கேலரீஸ் பார்த்தீங்கன்னா, அத விட ஜாஸ்தியா இருக்கும்.
ஆமா. <laughs> கண்டிப்பா. அத்தோட அது உடல் நலத்துக்கும் வந்து நல்லது கிடையாது இல்லையா?
ஆமா.
அதவிட பெஸ்ட் என்னன்னா, ஒரு சுடு தண்ணி குடிச்சா அது போதுமானது.
அ கண்டிப்பா. மின்னேயிருந்தே எல்லாரும் பின்பற்றிட்டு வரது வந்து, அ சிலர் வந்து அ இந்த பிளாக் டீ குடிப்பாங்க. அது வந்து இன்னுமும் நல்லது. செரிமானத்த வந்து அ சீர்படுத்தும் அப்பிடின்னுவாங்க. அ சிலர் வந்து நீங்க சொல்றப்போ, மாதிரி சுடுதண்ணி அதுவும் இந்த அலுவலகங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா, நம்மள கெடுக்கிறதுக்னே நிறைய பேர் இருப்பாங்க. இன்னிக்கி வந்து வீட்லேருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தாலும் பிரியாணி சாப்பிட்லாமா? பரவால்ல. சாப்ட்டு சுடுதண்ணி குடிச்சிக்கலாம். <laughs> அது என்னைக்காவது 1 நாள் பண்லாம்.
ஆ. ஆ. கண்டிப்பா. <laughs> அதாவது, வீட்லருந்து நம்ம வந்து ஒரு நல்ல சாப்பாடுதான் கொண்டு வந்திருப்போம். அதையும் சாப்பிடுவோம், இதையும் சாப்பிடுவோன்னு கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க இல்லயா?
ஆமா. அது அது தவிர்க்கவே முடியாது. அதுவும் நண்பர்களா போகும்போது, நமக்கும் அந்த வந்து கிரேவிங்ஸ் வந்துரும். ஐய்யயோ! எல்லாரும் போறாங்க, நம்மளும் அது சாப்புட்னுமேன்ற ஆசையில போயிடுவோம்.
புரியுது, புரியுது. சரி இப்போ வீட்ல வந்து நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சனி, ஞாயிறோ இல்ல, லீவு நாட்களையோ ஏதாவது இருக்குமா? அப்படின்னு போய்ட்டு ஃப்ரிட்ஜில தேடுறது, இல்ல சமையல் அறையில போய் தேடி தேடி எடுத்து சாப்பிடுறது அந்த பழக்கம்லாம் உங்களுக்கு உண்டா?
ம்ஹம். அது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து வீட்ல இருக்கிறதே அந்த 1 நாள், 2 நாளும்போது அப்போ ஆசைப்படுவேன். ஆனா, அம்மா வீட்ல பொறுத்தவரைக்கும் எப்பயுமே தம்பிக்கு தான் முதல் உரிமை. அப்போ வந்து பிடிச்ச விஷயங்கள்லாம் அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் எங்க பார்த்தாலும் இருக்கும். தேடி வந்து வெறுப்பாயி வந்துருவேன். ஐயோ என்ன எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல அப்படின்னு. அ இப்போ வந்து அ சில நேரங்கள்ல ஒரு விஷயம் பண்ணுவேன். என்னோட மகளுக்கு தெரியாம அந்த ஃப்ரீசர்ல வந்து குட்டி குட்டி ஐஸ்கிரீம் வாங்கி ஒளிச்சு வச்சிருப்பேன். அது வந்து ஏன்னா, அவளுக்கு இ இந்த குழந்தைகளுக்கு வந்து பொதுவா இந்த சளி எல்லாம் புடிக்கிறது ஆமா. அடிக்கடி அத கொடுக்க முடியாது. ஆனா அது என்னோட கிரேவிங்ஸ்ன்றதுனால அதுக்காக பெருசு வாங்க மாட்டேன். இருக்கதிலேயே சின்ன அளவிலான ஐஸ்கிரீம்ஸ் நிறைய இப்போ கிடைக்குது. அதெல்லாம் வாங்கி ஃப்ரீஸ்குள்ள போட்டு ஒளிச்சு வச்சிருப்பேன். அவளும் வந்து சாதாரணமா என்ன விட்ற மாட்டா. என்ன அம்மா அ ஐஸ்கிரீம் சாப்பிடாமயே இருக்காங்களே அப்படினே சோதனை பண்ணுவா. அப்போ வந்து என்ன எதுவுமே வாங்கி வைக்கல அப்படின்லாம் கேட்பா. இல்ல இல்ல எனக்கு வந்து நல்லது இல்லல இப்போ கிளைமேட் சரியில்ல அதனால அம்மா வாங்கல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுடுவேன்.
ம். ஓ! <laughs> ஓ! ஐஸ்கிரீம்லாம் நல்லதில்ல, இல்லையா? ம். ஆ. கண்டிப்பா. ஆ. <laughs> <laughs> ஆ. அதையும் அவங்க நம்பிடுவாங்க!
ஆமாமா. இன்னும் குழந்தையா இருக்கனால வளர்ந்த அப்பறம் வேணா கேட்பா.
<laughs> இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப அடிக்டடா இருப்பாங்க. ஒரு நாளைக்கே ஒரு 6, 7 டீ குடிக்கிறது. அந்த மாரிலாம் உங்களுக்கு ஏதாச்சு அனுபவம் இருக்கா?
இல்ல. எனக்கு கண்டிப்பா காலையில வந்து ஒரு காஃபி குடிக்கணும். அந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. அதுவே தவறுன்னு நான் நினைப்பேன். ஆனா அடிக்கடி குடிக்கிற பழக்கம் இல்ல. 1 நாளைக்கு ஒரே 1 காஃபி தான். அ டீ கூட அதுக்கப்பறம் குடிக்க மாட்டேன். இந்த சர்க்கரையோட அளவும் வந்து அந்த 1 காஃபிக்கு மட்டும் எவ்வளோ வேணா சர்க்கரை நமக்கு தேவையான சு நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு போடுவேன். இதே நம்ப வெளி இடத்தில போறோம் திரும்ப நம்ப குடிக்கணும். ஏன்னா விருந்தினர் வீட்டுக்கு போனாலும் நம்மள வற்புறுத்தி குடிக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த சர்க்கரையின் அளவக்கூட குறைச்சிடுவேன். ஆனா காலையில கண்டிப்பா அந்த ஒரு வேக்கப் காஃபி மாதிரி வேணும். அது இல்லைனா, ஐயோ! ஏதோ நம்ம பண்ணலையே இன்னைக்கு ஏதோ எழுந்துட்டோமேன்ற மாதிரியான ஒரு உணர்ச்சி ஏற்படும்.
ஆ. ஓ! புரியுது. ஆமா. புரியுது. <laughs> கண்டிப்பா. அந்த நாளே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஓடாதுல்ல? <chuckles>
ஆமா. அதாவது அ என்னோட கணவர் சொல்லுவாரு, உன்னோட கண்ணு மட்டும் தொறந்திருக்கு. ஆனா நீ தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்க. அப்படின்னு, அந்த மாதிரி வேலை செய்யும்போதே ஒரு பதட்டத்தோடு இருப்பேன். அந்த காஃபி குடிச்சுட்ட அப்பறம் தான் கொஞ்சம் தெளிவா வேலை செய்ய முடியும் என்னால.
<laughs> <laughs> சிறப்பு! இப்போ, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு திருவிழா, ஒரு பண்டிகை, இல்ல ஏதோ ஒரு ஃபங்ஷன். இப்ப இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம். அதுக்கெல்லாம் போய்ட்டா, நெறைய வகை வகையா வச்சிருப்பாங்க உணவு. அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி நெறைய வச்சிருப்பாங்க! அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்ட்ரோல் பண்ண முடியாம எல்லாத்தையும் சாப்பிட்டுருவீங்களா? இல்ல பிரிச்சு. இது நம்ம உடலுக்கு தேவையானது, இது தேவையில்லாதது. அந்த மாதிரி கலோரிஸ் பேஸ் பண்ணி சாப்பிடுவீங்களா?
இது வந்து என் என்னைக்காச்சும் ஒரு நாள்னா. எனக்கு பிடிச்ச உணவு வகைகள் மட்டும் எனக்கு எவ்ளோ தேவையோ, அத சாப்பிட்டுருவேன். அது அது கொஞ்சம் அதிகமா கூட சாப்டுடுவேன். அதுலயும் மெயினா நீங்க சொன்ன மாரி இந்த புஃபேலாம் போய்ட்டோம். அதுவும் அலுவலக இந்த தோழிகளோட போய்ட்டோம். இல்ல குடும்பமா போயிட்டோம். அப்டின்னா, அப்ப வந்து அந்த டெசர்ட் செக்க்ஷன் மட்டும் தான் வந்து, வரவே முடியாது. அப்போ நான்லாம் நெறைய நேரம் என்ன பண்ணுவேன்னா, மத்த எதையுமே சாப்பிட மாட்டேன். அ முதல்ல அவங்க கொடுக்குற அந்த ஸ்டார்ட்டர்ஸ்னு சொல்ற அந்த வகைகள சாப்டுட்டு. நேரா இனிப்பு வகைகளுக்கு போயிடுவேன். நடுவுல வந்து எல்லாரும் வந்து, சப்பாத்தி, பிரியாணி, எதாவது சாப்டுட்டு இருப்பாங்க. அவங்கள எல்லா
அ. அ. அ. சரி. அ. <laughs> மெயின் டிஷ்ன்னு ஒண்ணு சாப்டுவாங்கல்ல?
ஆமா, அவங்களல்லாம் நான் அப்டியே பார்த்துட்டே போவேன். என்ன இதெல்லாம் போய் சாப்டுட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளத்தனமா! அப்டின்னு நேரா அங்க போய். அத வந்து
<laughs> <laughs> ஆனா, நீங்க தான் சின்ன புள்ளத்தனமா, டெசர்ட் பக்கம் போயிருக்கீங்க! <laughs>
<chuckles> ஆமா! ஆனா அது நமக்கு புடிக்கும் இல்லையா? அதனால, அத வந்து ஒரு மெயின் டிஷ் அளவுக்கு வெரைட்டியா எவ்ளோ சாப்பிட முடியுமோ, அத எடுத்துட்டு வந்து சா நான் பொறுமையா அதுவும் ரசிச்சு, நிதானமா ஒரு ஒரு சுவையும் தனிச்சு தெரிற மாரி, அந்த அளவுக்கு சாப்டுட்டு வருவேன்.
ம். சிறப்பு. அதாவது நீங்க ஸ்வீட் சாப்பிடுறது வந்து நல்லதுனு சொல்ல வர்றீங்க. அப்படி தானே? <laughs>
ஐய்ய்யோ! இல்ல இல்ல. என்னோட கிரேவிங்ஸ் அது அது வந்து என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா சாப்பிடலாம். ஆனா தினசரி கண்டிப்பா இப்போ இருக்குற இது எல்லோருக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துடுச்சு. வீட்டிலேயே நாம வந்து சர்க்கரைக்கு மாற்று பயன்படுத்துறோம். அப்படி இருக்கும்போது ஒரே நாளில போய்ட்டு. இவ்வளோ நாள் காப்பாத்தி வச்சது எல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அதுவும் நம்ம வந்து செலவு பண்ணியிருப்போம் ஒரு ஒரு 1000 ரூபாய்க்குள்ள செலவு பண்ணியிருப்போம் அதுக்கு கொஞ்சமாவது சாப்பிடணுனு ஆசைப்பட்டு சாப்பிட்டு வந்துடுறது.
அ. ஆ. கண்டிப்பா. ம். ஆமா. கண்டிப்பா. சிறப்பு. இப்போ நீங்க சாப்பிடும்போது பசில நல்ல பசில சாப்பிடுறீங்கனு வச்சுக்கோங்களேன் ஒரு அளவுக்கு மேல தெரியும்ல்ல நாம பசி ஆறிடுச்சி. இத தாண்டி நம்ம வந்து கிரேவிங்காக சாப்பிடுகிறோம் அப்படினு உங்களால கண்டுபுடிக்க முடியுமா?
ம்ஹ்ம். கண்டுபிடிக்க முடியும். அதாவது என்னுடைய அளவே தினசரி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பவுல் வச்சிருப்பேன். அதில தான் சாதம் எடுத்துக்குவேன். ஆனா இதே வந்து ஆமா. அந்த சாதம் மட்டும் நான் கணக்கிட்டு தான் சாப்பிடுவேன். கூட காய்கறி சுண்டல் அந்த மாதிரி வகைகள வச்சு சாப்பிடுவோம். ஆனா, இது பிரியாணி அதுவும் நம்ம கிரேவிங்கில சாப்பிட்றோன்னா, அந்த கிண்ணம்லாம் அது அதை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு சாப்பிட்டு அப்போ கூட திருப்தி இருக்காது. ஆனா தெரியும் இது நமக்கான ஒரு பசிக்கான உணவு இல்ல. இது அதிகமா போகுதுன்னு. ஆனா, அந்த கிரேவிங்கில கட்டுப்படுத்தவும் முடியாது. அதையும் கொஞ்சம் மாற்றிக்கணும் முயற்சி பண்ணணும்.
ஓ! ஆ. சிறப்பு. <laughs> அ. ஆ. சரி. இப்போ உங்களுக்கு செரிமானம் ஆகல. ரொம்ப நிறைய சாப்பிட்டோம்ன்னு தோணுச்சுன்னா அப்ப எதை சாப்பிட்டு நீங்க வந்து சரி பண்ணுவீங்க உங்கள் வயித்த?
நானும் வந்து கண்டிப்பா சுடுதண்ணி குடிப்பேன். அப்புறம் சீரகம், ஓமம்லாம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி அது அடிக்கடி குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. அந்த வாசனை எனக்கு பிடிக்குன்றதுனால. வீட்டிலேயே சீரகமும் ஓமமும் வந்து சம அளவுல எடுத்து லேசா வறுத்துட்டு சுடு தண்ணியில போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அந்த நீர் தெளிஞ்ச உடனே அத குடிப்பேன்.
ஆ. ஆ. ஓ! ஆ. சிறப்புங்க. அதாவது உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து உணவு கிரேவிங்ஸ் வரும். எதெதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புடிக்கும். அத எப்படி வந்து நீங்க வந்து கையாளுவீங்க, அப்படின்ற நிறைய விஷயங்கள வந்து சொன்னீங்க உங்ககிட்ட பேசினதில வந்து மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் பேசுவோம். நன்றி.
நன்றி.